ஆ. சரியா சொன்னீங்க. இது வந்து, இந்த அனுபவம் எனக்குமே இருக்கு. இப்போ ஒரு சந்தைக்கு போறோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி, அந்த குழந்தைகள் குழந்தைகளா இருக்கப்போது இந்த அனுபவம் இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா, இந்த கூறு போட்டு விப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பாருங்க. அந்த மாதிரி அந்த கூற பாக்கும்போது, நமக்கு எது அதிகமா தெரியுதோ, "அதை எடுக்க, அதை எடுங்க அத எடுங்கன்ற" மாரி அனத்துவோம், அம்மாவ. அந்த அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது அனுபவப்பட்டுருக்கீங்களா?
ஆ. ஆமா, ஆமா. ஆ. <laughs> ஆமா. கண்டிப்பா. இந்த கூறு இது பண்ணுறதுலயே, நான் வந்து அப்டியே பாத்துட்டே இருப்பேன். "அம்மா அம்மா அதில எடுங்கம்மா. இதா இருக்கு." அப்டின்னு. இதில வந்து, இந்த எதாவது அ இத வச்சிருப்பாங்க. அதாவது, அத வந்து கொடுக்காப்புளின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் சைடு வந்து கொடிக்காய்ன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர் பக்கம் எப்பிடி சொல்லுவாங்கன்னு தெரியல. அது வந்து அந்த கூறு கூறா ஓ அப்படியா. அது வந்து, அந்த கூறு கூறா வச்சுருக்கும்போது, நான் பாத்துட்டே இருப்பேன். அந்த பெருசா, நல்லா சிவப்பா இருக்கிறது இருந்ததுனா, "அம்மா அத எடுங்கம்மா அத எடுங்கம்மா அத எடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாரி அத எடுத்துட்டு வருவோம். ஆனா, அவங்க வந்து கரெக்ட்டா, அந்த மேல வந்து அது தெரியிற மாதிரி தான் அந்த கூறுல வச்சிருப்பாங்க, நிறைய பேரு. அடியில வந்து அந்த பச்சை கலரு ஆமா.
ஆமாமா, கண் ஆமாமா. கொடுக்காயின்னுதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, அது ஆ சரியா சொன்னீங்க. அது வந்து பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் இல்லையா? அவுங்க வியாபாரம். அவுங்க பண்ணி தான் ஆகணும். அப்டி இருக்கும்போது, நம்ம, மேலாக்க பாத்து தானே, நம்ம எடுக்க முடியும்! அவுங்க வந்து கவர் போட்டு கட்டியும் வச்சுருவாங்க, அத. அப்பிடி இருக்கும்போது, அது ஒரு ட்ரிக்ஸு தான்.
ஆம்மாமா. <chuckles> ஆமா. ஆமா. கண்டிப்பா. அவங்க லாபம் இல்லாம பண்ண முடியும் பண்ண மாட்டாங்க. இல்லையா! ஆ அப்பிடி பாக்கும்போது, எனக்கு ம், இந்த சந்தைன்னு சொல்லும்போது, அந்த நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? சந்தையில ஏதாவது வாங்கி சாப்பிடுறது, அப்டின்னு. அ காய்கறிகள், பழங்கள் எல்லாம் வாங்குனாலும், எனக்கு வந்து ஒரு 3 விஷயம் மூ 3 தின்பண்டம் வந்து, எப்பவுமே அந்த வியாழக்கிழமை சந்தையில வந்து, அம்மா வாங்கி குடுப்பாங்க. 1 வந்து அந்த பலாப்பழம். பலாப்பழத்தோட அந்த பலாச்சுளைகள் வந்து அத வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் சந்தைய விட்டு வெளியில வரம்போது, அந்த தென்னங்குருத்துன்னு சொல்லிட்டு 1 வச்சிருப்பாங்க. அந்த அதாவது மரத்தோடதா? என்னன்னு எனக்கு தெரியல. நீளமா, வெள்ளையா இருக்கும். அதை வந்து லைட்டா ஸ்லைஸ் மாரி பண்ணி, ஒரு பேப்பர்ல வச்சு, மிளகாய் பொடிய தூவி குடுப்பாங்க. அது எனக்கு அவ்வளோ புடிக்கும். <chuckles>
சரி. ஆ. நல்லது. ஆமா. <chuckles> ஆமா. இது கொஞ்சம், துவர்ப்பா இருக்கும்ல! அது.
ஆமா. அதில 2 வச்சிருப்பாங்க. நல்லா கட்டையா இருக்கிறது வந்து கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும். இன்னொண்ணு வந்து சின்ன கட்டையா இருக்கும். நல்லா ஒல்லியான கட்டையா இருக்கும். அது பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனா, அந்த துவர்ப்பு இருக்காது. அதுனால வந்து 2லயும் பாதி பாதி, நாங்க வந்து கட் பண்ணி வாங்கிக்குவோம். அது அன்னைக்கு 1 நாள் மட்டும் தான் கெடைக்கும்.
புரியுது. ம். சரி.